இயற்கை, இயற்கை சூழ்ந்த இடம் எல்லாத்துக்குமே ரொம்ப புடிக்குங்க. உங்களுக்கு இயற்றுகை எவ்வளவு பிடிக்கும்? "இயற்கை மிகுந்த இடம்." அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ புடிக்கும்? மறுவடியும் அந்தமாரி இடத்துக்குல இடத்துக்கு நீங்க போகணுனு ஆசைப்பட்டுருக்கீங்களா?
ம். ம். ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேங்க. ஏன்னா, அப்படி ஒரு இடம் எனக்கு கெடைச்சது, போய் பார்க்கறக்கான வாய்ப்பு.
ஓஹோ! ம்.
ஆ முதல்ல நாங்க கல்லூரியில படிச்சிட்டு இருக்கிறோம். அ அங்கிருந்து இப்ப கேரளால திருவனந்தபுரம்ங்கிற இடத்தில ஒரு கல்லூரிக்கு அ கருத்தரங்கத்த வந்து அ அட்டெண்ட் பண்ணுறக்காக போறோம்.
சரிங்க. சூப்பருங்க. ம்.
ம். அப்ப அங்க வந்துட்டு அது ஒரு
கேரளானாவே இயற்கை. கேரளாவே இறக் இயற்கை வாய்ந்த இடம் தான் அது. ம்.
ஆமாங்க. அ ஆனா நாங்க போனது அந்த இயற்கைய பார்க்குறக்கு கிடையாது. நாங்க கருத்தரங்க அட்டெண்ட் பண்ணுறக்காக போயிருக்கிறோம். ஒரு 20 நாள் கருத்தரங்கு. அ அப்ப என்னாகும் அப்படீன்னா, அங்கேயே பெண்கள் விடுதியில எல்லாம் நம்பள தங்க சொல்லிருவாங்க. ஆ நம்ப முழு நேரமும் நமக்கு அங்க பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறனால, அதைத்தான் பார்க்குறமாரி இருக்கும். எங்கேயுமே வெளியே போகவே முடியாது.
சூப்பருங்க. ம். சரிங்க. சரிங்க.
எதிர்பாரத விதமா என்ன ஆச்சு அப்படீன்னா, ஒரு 20 நாள் அப்படிங்கும்போது, இடையில ஞாயித்துக்கிழமை அப்படீன்னு ஒண்ணு வருதுங்கல்ல. அ அப்ப அந்த கல்லூரியே எங்களுக்கு வந்துட்டு, "எங்களோட ஊருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, அ உங்களுக்கு நாங்க வந்து எங்களோட ஊர்ல இருக்கிற இயற்கை எல்லாம் காட்டணும்." அப்படீன்னு ஆசைப்பட்டு, அவங்களே வந்து என்ன எங்களுக்காக ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்க.
ஆமா. ம். ஓ! சூப்பருங்க, ம்.
ம். அதனால சரி அப்படீன்ட்டு, எங்க போறோம்? என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அ ஒரு நீர்வீழ்ச்சின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அ அதுவும் பேரு வேற "மீன்முட்டி" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது என்னன்னே எனக்குப் புரியல அப்ப.
ம். சரிங்க. மீன் முட்டி.
ஆ. ஆ மீன் முட்டி.
பேரே வித்தியாசமா இருக்குங்க. ம்.
ஆமா. அ எனக்கு என்னன்னா, நம்ப வந்து ஒரு பிளான் போட்டுப் போட்டோம்னா, "அது எப்படி இருக்கும்? என்ன?" அப்படின்லாம் பார்ப்போம். அ இது வந்து அவங்களோட ஒரு ஏற்பாடு அப்டிங்கிறதுனால, அ என்னென்ன கேக்குறதுக்கும் எங்களுக்கு நேரமில்ல. "அ எதோ ஒண்ணு போடுங்க, போலாம்." அப்படீன்னு சொல்லிட்டு போட்டாச்சு.
ஆமாங்க. ம். சரிங்க. ம்.
ம் ரொம்ப தூரம் அ அந்த எடத்துக்கு போறோம், அங்க திருவனபுரத்துலருந்து. அந்த பள் பேருந்துல நல்ல வசதி இருக்கு. அப்பறம் உங்களுக்குத் தெரியுமே பேருந்துனாவே, கல்லூரினாவே நல்ல ஆட்டம் ,பாட்டம், அட போட்டுட்டு, ஆமா <chuckles> அ போயாச்சு. போயிக் கேட்ல ஃபீஸ் கட்டிட்டு, இங்க இருந்து நீங்க வந்து நீர்வீழ்ச்சிக்கு ஏறணுமாமா. ம். அ 1 கிலோமீட்டர் ஏறணும், 1 கிலோமீட்டர் எறங்கணும்.
ம். ஆட்டம், பாட்டம், ம். ஓ! சரிங்க.
அப்பதான் வந்து அந்த நீர்வீழ்ச்சிய நம்மப் போய் பாக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ந எனக்கு, "நீர்வீழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் போறதுன்னா, ஏறணும்." அப்படீங்கிறது எனக்கு கான்செப்ட் தெரியாது.
ம், ஹ்ம், ஹ்ம். சரிங்க. ஓ! சரிங்க.
ஆ எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, "நீர் வீழ்ச்சினா கீழ இருக்கும். நம்ம கீழ அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே வந்துருவோம்." அப்படின்னு நான் நெனைச்சுட்டு இருந்தேன். அது என்னடான்னா, "மலை ஏறணுங்க நீங்க" அப்படின்ட்டாங்க. எனக்கு அதிலயே 1 ஷாக்கு. ஆ 2வது என்னன்னா, அங்க காட்டெருமை எல்லாம் வேற வரும், பார்த்து போங்கன்னு சொல்லிட்டாங்க.
சரிங்க. ஆ. அ. ஓ! அ. பாருங்களேன். மீன் முட்டின்ற இடத்தை பேரே வித்தியாசமா இருக்கு. அதுவும் ஒரு காட்டு பகுதி. அதில காட்டெருமை வேற வருமா? ம்.
ஆமா. ம். ம். ஆமாங்க. ஆ <laughs> எனக்குனா எனக்கு ஆசை இருந்துச்சு முன்ன. அதாவது, "காடு காட்டை பார்க்க போறோம்" அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆனா, அது முதல் தடவை அப்படிங்கும்போது ரொம்ப பயம். அ 2வது என்னன்னா நம்ப வேற நடக்கிறது ஸ்லோவாயிருது வர வர. ம் எல்லாரும் ஸ்பீடா பழக்கப்பட்டவங்க, நல்லா நடந்து போயர்றாங்க. நாங்க நான் வந்து நானும் என்னோட தோழியும் ரொம்ப மெதுவா நடந்து போயிட்டு இருக்கிறோம். அ இப்போ என்னாச்சுன்னா, ஒரு 20 பேர் போனது, இப்ப தழுங்கி இப்ப நாங்க 2 பேர் தான் நிக்கிறோம்.
ஆஹா. சூப்பருங்க. ம். ஆஹா. ஓ! ஆமா. ம். ம். சரிங்க. சரிங்க. ஆ.
ஆ 18 பேரும் போய்ட்டாங்க முன்னாடி.
ஓஓஹோ! பயமா இல்லைங்களா உங்களுக்கு?
செம பயங்க. ஏன்னா அது காடு, முழுக்க முழுக்க காடு. அ அதாவது நம்ப காடுன்னு சொன்னா, என்ன சொல்லுவோம்? சும்மா 2 மரங்கள் இருந்தா காடும்போம்ல. அது முழுக்க முழுக்க காடு அப்படிங்கிறதுனால அ அதில வேற அந்த ஆமாங்க. முழுசா மரம். அ தடம் இருந்துச்சு. அதாவது ஆட்டோ போற அளவுக்கு தடம் இருந்தது. "அ இருந்தாலும் நாங்கல்லாம் நடந்துருவோம்" அப்படீன்னு பில்டப் பண்ணி போயிட்டாங்கட்டி, போயே ஆகணும். அ அப்பறம் இதில வேற இடையில இடையில, இந்த காட்டெருமை ஜாக்கிரதைன்னு வேற சிம்பல் போட்டு வச்சர்றாங்க. அது அதை விட பயத்த கெளப்புது. அப்பறம் கஷ்டப்பட்டு மெதுவா மெதுவா நடந்து, "போயே ஆகணுமா?" அப்படீங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அ நம்ம சொல்லுவோங்கள்ள, "எப்பெல்லாம் வலி வருதோ, அது தான் பின்னாடி வந்து ச ஒரு மாரி ஒரு நல்ல நினைவுகள் தரும்." அப்படீங்கிற மாதிரி. ம்.
ஆ. ம். ஆமா. அ. அ. அப்படியே வரிசையா மரமாவே இருந்திருக்கும். ம். ம். ம். <laughs> அ. <chuckles> அ. ம். நினைவுகள், ஆமா. அனுபவமாவும் மாறிடுங்க அது. ம்.
ஆமாங்க. அ போய்ட்டு இருக்கிறோம். அ என்ன ஆகுது இதில வேற சொன்னாங்க, "எதுவும் வெயிட்டலாம் எடுத்துட்டு போக்கூடாது" அப்படீன்னு. அ பஸ்ஸல தான் வந்திருக்கிறோம், அந்த பஸ்ஸிலயே எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துருக்கலாமில்ல. அ நான் வந்து நீர்வீழ்ச்சியில போய் விளையாடுவேன், நான் வந்து என்னோட துணிய வேணும்னு சொல்லிட்டு, நாங்க 1 பேக் எடுத்து மாட்டிட்டு வேற போய்ட்டோம். ம்.
ம். ம், ம். ம். ஆஹ! ம். <chuckles> சூப்பருங்க சூப்பரு. நம்ம வேணுன்னே ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு போறோம். அங்கே ஏற்கனவே பயம்ன்ற ஒரு சுமை நெஞ்சுக்குள்ள இருக்கு. இதில வேற, முதுகில ஒரு சுமைய வேற மாட்டிட்டு போறீங்க நீங்க. ம்.
ஆ, ஆமா. ம். ஆமாங்க. அதை வேற வந்து நழையக்கூடாதுன்னு, அதுக்கு 1 கவர் போட்டுட்டு என்னாச்சு தூறல் போட ஆரம்பிச்சுருச்சு. அ தூறல் போட்டு, அ போயிட்டே இருக்கிறோம். 2 பேரும் மெதுவா மெதுவா நடந்து ஒரு வழியா வந்து சில இடங்கள்லலாம் பயம் வந்துருச்சு. ஏன்னா, அ நிசப்தமாயிடுச்சு. அ பின்னாடி ஆள்களை காணோம், முன்னாடி ஆட்களை காணோம். அ அப்போ என்னாகும்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த மாரி அ சைன் இருக்குன்னு சொன்னேங்கல்ல, அ அந்த சைன் இருக்கிற இடத்துலலாம் 1 வ 1 கண்காணிப்பாளரை போட்டிருப்பாங்க.
ம். ஓ! சரிங்க, ம். அ. ஓ! ஆ. ஆமாங்க. ஓ! சரிங்க, சரிங்க. அஹஹ, ம்.
ம், பரவாயில்லைங்க. அதனால அது ஒரு ஒரு மனசுக்கு த் தைரியம் இருந்துச்சு. அ இருந்தாலும் நடக்கும்போது அந்த நிசப்தம்ங்கிறது, ரொம்பவே பயம்புறுத்திச்சு. ஆ.
சரிங்க. ஆமா. இப்ப நீங்க நடக்கும்போது அந்த வ ச அந்த வார்னிங் சயின்ஸ் குடுக்குற இடத்துல வந்துட்டு, ஒரு பாதுகாப்பாளர் நிப்பார்ன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க எதாவது உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்களா? எம்மா இப்டி போகாத, இப்டி போம்மா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயரலாம் இந்த வழிய எடுத்துக்கோ, அப்டிலாம் எதாவது சொன்னாருங்களா?
ம். ஆமாங்க. ம். ம்ஹ்ம். ம். அ இல்லிங்க அது ஒரே ஒரு வழி தான் அதில இருக்குது. நம்ப பாட்டுக்கு நம்ம நேரா போய்ட்டு நேரா வர வேண்டியது தான். ஆ அங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. ஒரு வேள ன் எங்களுக்கு தான் அந்த பயம் வந்துச்சான்னு தெரியல ம்ஹ்ம். ஆமா, ஆமாங்க.
ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. ஆமா. புதுசு இல்லைங்களா நமக்கு. பழக்கப்பட்டவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது. புதுசா இருக்கவங்களுக்கு நம்ம எத பார்த்தாலும் அப்டிதான் இருக்குங்க. ம்.
ம். அதனால ஆமா, ஆமாங்க. அதுதான் பயம். நான் யாராவது கூட்டமா வந்தாலும் பயப்படுறோம். அ அதாவது கூட்டமா வந்து பசங்கள்லாம் கேங்கா வருவாங்கல்ல, அ அவங்கள பார்த்தாலும் ஒரு பயம். கூட்டமே இல்லாமல் ஒருத்தர் இல்லைனாலும் பயம் ஆக மொத்தத்தில பயம் மட்டும் தான் இருந்துச்சு, அந்த அருவியை அப்பயும். ம் இதில ரெண்டாவது விஷயம் என்னங்க்னா, எல்லாரும் போயே சேர்ந்துட்டாங்க. நாங்க அப்போ தான் பாதி தூரம் போறோம். ஆ அதுக்கு எப்டியோ கஷ்டப்பட்டு அதில வேற சில இடங்கள்ல படிக்கட்டு இருக்கும். அதில வழுக்கி விழுந்து எந்திருச்சு
ம். ம்.. <laughs> ஆமா. அ <laughs> அ. சரிங்க அப் ம். ஆ. அச்சோ! கடவுளே, ம். பாருங்க நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கீங்கன்ட்டு. ம்.
அ போனா, ம். ஆமாங்க. அ சரின்னு போய்ட்டு இருந்தா, இதில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா? இடையில ஒரு ஆ ஒரு அ சின்ன ஓடை ஓடுதுங்க. இத நாங்க எதிர்பார்க்கல. அந்த ஓடை கடந்து போனா தான், அந்த நீர்வீழ்ச்சிக்கு போக முடியுமாமா. அங்கயும் ஒரு ஆறே இருக்குது. ஆ அந்த நீர்வீழ்ச்சி தண்ணீ ஊத்தற இடத்தில இருந்து ஒரு ஆறு போகுது. ஆ அந்த ஆத்துக்கு போறக்கு முன்னாடி ஒரு ஓடை மாரி ரொம்ப சின்னது. நம்ப வந்து கிராஸ் பண்ணி போய்ரலாம். ஆனா ஆ, அ ஒரு கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. அந்த கயிற புடிச்சிட்டே தான் நடந்து கிராஸ் பண்ணணும்.
ம். ஓ! ம். சரிங்க. ஓ! சரிங்க. சரி. ம், ம், ம். சரிங்க. ம், ம். சரிங்க சரிங்க. ம்.
அ செம இது என்னாயிடுது அப்படின்னா, அ மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டோன எங்களுக்கு என்ன ஆயிட்டுதுன்னா வெள்ளம் வந்துருமோன்னு பயம் வந்துடுச்சு.
ஓ! சரிங்க. ம், பாருங்க எவ்ளோ பயங்கள், எவ்ளோ பயம் உங்களுக்கு! காட்டெருமை பயம், வெள்ளம் வந்துருமோன்ற பயம், அ அங்க அங்கங்க ஆட்கள் இல்ல கூட்டமா வந்தாலும் பயம். ஆளு இல்லனாலும் உங்களுக்கு பயம். <inhales> அப்புறம் அந்த ஓடைய கடக்கிறதுக்கு ஒரு சின்ன கயிறு குடுக்குறாங்க. இந்த பயத்தில எப்படி அந்த கயிற புடிச்சிக்கிட்டு நீங்க அந்த பக்கம் போனிங்க? நடுக்கம் வர்லைங்களா?
ம். அ நாங்க ஆ. <laughs> ம். ம். ம். <giggles> ஆமாங்க <giggles> அச்சோ! அ என்ன பண்ணிட்டாங்க. அங்க மட்டும் ஒரு நல்ல விசயம் நடந்துச்சு. எங்க கூட போனதுல பசங்கலாம் வெயிட் பண்ணிட்ருந்தாங்க. "ரெண்டு 2 பேத்த காணமே நம்ம பின்னாடி வந்துட்ருந்தாங்களே" அப்டின்ட்டு ம். அ ஏன்னா எங்கனால முடியாது. பொண்ணுக வந்து அந்த கயிறு வந்து நான் சும்மானா சின்ன கயிறு கிடையாது. நான் 2 கையில புடிச்சா தான் அந்த கயிற புடிக்க முடியும். அந்த அளவுக்கு கெட்டியா கட்டி வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு மொத்தம். ஆ, அதில தான் அத அந்தக் கயிற புடிச்சிட்டு நடக்கணும். இருந்தாலும் ஒருத்தரால அது போ முடியாது. ஏன்னா அந்த ஓடைங்கம்போது அதில அந்த அ தண்ணீ ஆழம் கம்மினாலுமே, அந்த வேகம் அதிகமா இருந்துச்சு.
அப்டி சொல்லுங்க. ஆ ஆ. நல்லதுங்க நல்லது. ம். சரிங்க, ம். ஓ! சரிங்க. ம். ம். ம்.
ம். அதனால அந்த கயித்த பிடிச்சிட்டே வந்து, இப்ப நடந்து போகணும். அ எங்களுக்கு இருந்தங்காட்டி 2 பேத்துக்கு 2 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒருத்தங்க வந்து கூட்டிட்டு போயி, கட அத நாங்க அதை கடந்துட்டோம். ஆ கடந்து போயிட்டு, அப்பாடா! வந்துவிட்டோம் அப்பிடின்னா, கொட கொட கொடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. <laughs> ஆ லைட்டா தூறிட்டு தான் இருந்துச்சு. அந்த தூறலுக்குள்ள நம்ம போயிட்டு வந்திர்லாம். எங்களுக்கு என்ன ஆசையின்னா, அந்த அருவியிலல்லாம் போய் விளையாடலாம் அப்பிடிங்கிற ஆசையில போனோம். ஆ இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற அருவி எல்லாம் எப்பிடி இருக்கும்? ஆ அதாவது கம்பியெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அ அந்த கம்பியில போய் நம்ம நின்னுட்டு அதில குளிச்சுட்டு அப்பிடி தான வருவோம்.
ம். ம். சூப்பருங்க. <laughs> <inhales> ஆ. ம், சரிங்க. ம். ஆமா. ஆ. ஆமா.
இங்க அப்பிடி இல்ல. அது செம்ம ஆழம். அதுக்கு பக்கத்தில போவே முடியாதாம்மா! <laughs> ம். நான் நாங்க எதிர்பார்த்தது ஒண்ணு. அங்க நடந்தது ஒன்ணு. ஏன்னா, காட்டருவி எப்பிடி இருக்கும? ஆ அப்பிடி இருக்கும்போது, நாங்க அதை எதிர்பார்க்கல. அ அப்பிடியே நீர்வீழ்ச்சி ரொம்ப உயரத்தில இருந்து அவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி, ஆ அருமையா இருந்தது பாக்குறதுக்கு என்ன ஒரு அ மன வருத்தம்ன்னா, பக்கத்தில போ முடியல்லயே! அப்பிடிங்கிற மனவருத்தம் மட்டும் தான்.
அச்சச்சோ! ஆ. <tsk> ஆ. ம். ம். ஆனா, நீர் வீழ்ச்சிய நீங்க பார்த்தீங்க!
ஆ நீர் வீழ்ச்சிய பார்த்துட்டோம். <chuckles> எப்படியோ கடைசியா. ஆ.
தண்ணி எப்படிங்க, வேகமா வந்துச்சுங்களா? கம்மியா வந்துச்சுங்களா?
ஆ அதாவது வெள்ள கலர்ல வரும். அந்த அளவுக்கு அ அந்த வேகம் அதிகமா இருந்துச்சு, உயரமும் அதிகமா இருந்துச்சு. அ தண்ணி வந்து ஆமா, ஆமா. அந்தமாரி இருக்கும். அ நம்ப ஊர்ல இருக்குறமாரி, இது கட்டி வுடல. ம் தடுப்பணைகள் கட்டி நம்ம போய் அங்க பக்கத்தில போய் பார்க்குற அளவுக்கு, மெல்லிசா வர கெடையாது தண்ணி. அது ரொம்ப அதிகமான தண்ணி வருது.
ஓ! அந்த புகைச்சலோட தண்ணி வரும். ஆ. கம்பி கட்டி விடல. ம்.
ஆ அதிகமான தண்ணி ஊத்திட்டு இருக்குது. அப்படீங்கம்போது, பார்க்கறக்கு ரொம்ப பிரமாண்டமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா நம்ம பார்த்து தான் ரசிக்க முடியும். பக்கத்தில போ முடியாது.
ஓ! ம். சரிங்க. ம்.
அ நம்ம நிக்கிற இடத்திலருந்து அந்த அருவிக்கு நடுவுல தண்ணி இருக்கும். ஆறு இருக்கும்.
சரிங்க சரிங்க. ம். ஓஹோஹோ! சரிங்க, ம்.
ம். அதனால வந்து அ நம்ம அந்த ஆத்துக் கரையில நின்னுட்டு அந்த அருவிய பார்த்துக்கலாமே தவிர, அ அந்த அந்த அருவிகிட்ட போயி அத ஊத்துறத வந்து, நம்மனால அ வாங்கிக்க முடியாதுன்னு பார்த்துக்கோங்களேன்!
ம். நின்னு குளிக்க முடியாது அப்போ. ம். நீங்க எடுததுட்டுப்போன டிரெஸ் எல்லாம் வேஸ்ட்டாயிடுச்சு அப்போ. <chuckles>
ஆ ஆமாங்க. நின்னல்லாம் குளிக்க முடியாது. அ அப்ப அப்பாடா! கண்டுபுடுச்சீட்டீங்க. "எதுக்குடா இத சுமந்துட்டு வந்தோம்?" அப்படீங்கிற மாரி ஆயிடுச்சு. ஆ மத்தவைங்கெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, அந்த ஆத்துல குளிச்சுட்டு மாத்துறக்கு.
<laughs> சரி. <inhales> ம், ம். சரிங்க. அது நல்லது தான் இருக்கும். இல்லைங்களா? ம்.
அ ஆனா. நம்ம. ஆ. ஆமா. ஆமா. ஆனா என் இங்க தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துச்சே. கொட கொட கொடனு மழை பெய்ய ஆரம்பிச்சுடுச்சு. ஆ. இன்னோசென்ட்.
அவ் <chuckles> எல்லாருமே வந்து சி சின்னதா எதிர்பார்த்து போவாங்க. நீங்க பெருசா எதிர்பார்த்து போவீங்க போனீங்க. <inhales> கடைசில பார்த்தா அது ஒண்ணும் இல்லாம கடைசியில தன் தள்ளி நின்னு பார்க்குற மாரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ம்.
ஆமாங்க. <laughs> ஆ. ஆமாங்க. ஆ. எல்லாரும் புகைப்படம் கூட எடுக்க முடியாத அளவுக்கு மழை வருது. அதாவது செல்ல வெளியே எடுத்தோம்னா நனைஞ்சிடும் அ மேல எதுவுமே இல்ல. அ எங்கேயும் வந்து நின்னு நிற்கிறதுக்கு கூட வல வசதி இல்ல. அந்த மாரி இருந்துச்சு. ஆ சரின்ட்டு எடுத்துட்டு எப்படியோ, என்ன பண்ணாங்க சிலர் மொபைல்ல வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபு. ஆ அவங்க மொபைல வச்சு எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்துக் குடுத்தாங்க. ஆ எல்லாரும் ஒரு ஒரு ஃபோட்டோ அந்த அருவியில இருக்கிற மாரி எடுத்துட்டு.
ஓஹோ! ஆ. ஓ! சரிங்க. ம். ஓ! சரிங்க. ம்.
ஆ என்னென்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து அத பார்த்துட்டாவது இருக்கலாம் அந்த அருவிய, அப்படின்னு நினைச்சா, அ அங்க நான் சொன்னேங்கல்ல ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு காவலர்கள் இருப்பாங்க அப்படின்னு. ஆ. அவரு ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த சொன்னாரு.
ஓ! சரிங்க. ம். ஆமா, ம். என்ன சொன்னாருங்க? <laughs>
ஆ இந்த ஓடைய கடந்து போனோங்கல்ல. <chuckles> அந்த ஓடைல வெள்ளம் வந்துவிடுமாமா இப்டி மழ வந்தா.
<chuckles> ஆமா. ஐய்யோ! <laughs> <inhales> நல்லா ஒரு எடத்துல போய் மாட்டிருக்கீங்க நீங்க அப்போ அ. எ எவ்ளோ சிக்கலுங்க? காட்டெருமைன்றிங்க, ஓடன்றிங்க, அமைதியான எடம்ன்றிங்க. ம்.
<laughs> ஆமாங்க, <laughs> ஆனா. ஆமாங்க. <laughs> இந்த ம் இந்தமாரி ஒன்ன நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு பயம் வந்துருச்சு, என் கூட வந்த யாருக்குமே அந்தப் பயம் இல்ல. எனக்கு என்னன்னா, சின்னதா சொன்னாவே பயந்துருவேன். இவங்க வேற வெள்ளங்கிறாங்க. அ வெள்ள இல்லாதம்போதே அதோட வேகம் அவ்ளோ அதிகமா இருக்குதே, அ வெள்ளம் வந்துட்டா நான் என்ன ஆகுறது அப்டின்டு நான் மட்டும் வந்துட்டேன் கடந்து.
ம். கண்டிப்பா. ம். ஆ ஆ. சரி சரிங்க. ம்.
ம் நான் மட்டும் இல்ல "என்னால இதுக்கு மேல இந்த பயத்த தாக்க முடியாது, நான் வந்து வேன்கிட்ட போயிறேன்." அ அதுவும் இல்லாம நான் வேற மெதுவாதான் நடக்குறேன், நான் மெதுவா நடந்து நடந்து போயிர்லாம் அப்டின்னு நானும் என் தோழியும் வந்து முடிவு பண்ணிட்டு, அ அந்த ஓடைய கடந்து வெளியே வந்தர்றோம். ம் கடந்து வந்ததுக்கப்புறம் என் தோழிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, "இல்ல இல்ல நான் மறுபடியும் போய் போட்டோ எடுக்கணும்னு" போயிட்டாப்டி.
ஆ. ஆ. சரி சரிங்க. ம். <laughs> <inhales> அச்சச்சோ! ஆ.
ம். <chuckles> அ அப்புறம் அவங்க வந்து போனதுக்கப்புறம், இப்ப நான் தனியா மாட்டிக்கிட்டேன். அ அதுக்கப்புறம் "என்ன பண்றது? என்னால முடியலையே" அப்டின்னு சொல்லிட்டு அ தனியாவே வந்துட்டு ரெயின்கோட் 1 கொண்டு போயிருந்தங்காட்டி ரெயின்கோட்ட போட்டுட்டு, அ ஒரு அ எப்டின்னா எங்கேயும் பாக்கக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு தனியா வந்துட்டே இருக்கிறேன். கூட்டம் இருந்துச்சு. நான் எ திரும்ப வரும்போது அதான் மழ வருது வெள்ளம் அப்படிங்கிறதுனால அ எல்லாரும் திரும்ப போயிட்டு இருந்தாங்க. அ அதனால கூட்டத்தோட கூட்ட போயிரலாம்னு பாத்தா, அப்பவும் மறுபடி மாட்டிக்கிட்டேன். ஒரு எடத்துல தனியா நிக்கிறேன்.
ஆ ம். ம். ம். ம். சரிங்க. திரும்பி வரும்போது ம் ம். சரி சரிங்க. ம். ஐய்யய்யோ! ஆ.
அ அவ என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ட்டு குடு குடுன்னு விச விசையா நடந்து, ஆ போனது தான் தூரமா தெரிஞ்சது. வர்றது ஈசியா குடு குடுன்னு ஓடியாந்துட்டேன்.
அத் ம். <laughs> <inhales> நானு <inhales> இப்போ இவ்ளோ ஒரு அனுபவம் கொடுத்துருக்குது இந்த இடம் உங்களுக்கு, இவ்ளோ இயற்கை மிகுந்த ஒரு காட்சியான அந்த இடத்த வந்து மறுபடியும் உங்களுக்கு போய் பார்க்கணும்னு, ஆசை இருக்குதுங்களா?
ம், ம். ம். அச்சோ! கண்டிப்பாங்க. மறுபடியும் மறுபடியும் போகணும் போகணும்னு அவ்வளவு ஆசை. ஏன்னா, அ நம்ம என்னலாம் தப்பு செஞ்சமோ
ஆ. ஐயோ! அந்த காட்டெருமை அந்த காட்டெருமை அந்த தண்ணி வெள்ளம் இதெல்லாம் அப்புறம் என்ன பயம் இல்லைங்களா? மறுபடியும்.
ஆ. அ அதான் அந்த 2வது தடவை போய் பயப்படக்கூடாது நானு.
ஓ! பயப்படாம போணும்.
அந்த மாதிரி, இது ஆமா ஒரு தடவை பயப்படாம போயி அதை மறுபடியு பார்த்துட்டு வரணும். ஏன்னா அவ்வளோ அழகு பயப்பதற்கா ஒன்னும் இல்ல. இருந்தாலும் நம்முடைய மனசுல அப்படி ஒரு பயம் இருந்துச்சு.
ம். ம். ம்.
நான் வீட்ல வந்து சொல்லிட்டே இருப்பேன். நான் மறுபடியும் அதே இடத்துக்கு போகணும். அ நான் பயப்படாம போகணும் அ தனியா போகணும். அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டே இருப்பேன். அ கண்டிப்பா இன்னொருக்கா நான் போயே தீருவேங்க.
ம். ம். ரொம்ப அழகா ரொம்ப விலாவரையா அந்த இடத்த பத்தி உங்க இயற்கை இடத்தை பத்தி, <inhales> அழகா சொன்னீங்க. எனக்கே அந்த இடத்த போய் பார்க்கணும் போல, ஒரு ஆர்வம் வந்துருச்சு இப்போ. ரொம்ப நன்றின்ங்க. மீண்டும் பேசுவோம்.
ம். ம். ஆமாங்க. அவ்வளோஅருவியா இருக்க ஆனா. <chuckles> கண்டிப்பாங்க. நீங்களும் வந்துட்டு நான் சொல்ல சொல்ல என் கூடவே இருந்த மாரி இருந்துச்சு. கூடவே வந்து பயணிச்சி அந்த அனுபவம் அந்த பயத்தை எல்லாம் நீங்களும் வாங்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. உங்களுடன்
ம். <laughs> <laughs> நான் போய் அந்த காட்டெருமைய பார்க்காம வரமாட்டேங்க.
ஆமாங்க. அ உங்களுடன் பேசினதுல மிக்க மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம்.
ம். நன்